சரி.
ஆ அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரு வந்து தன்னை வந்து இத்தனை பேர் ஒ இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா இளைஞர்கள் குடும்பம் எல்லா பார்க்குறாங்க, அவரை ஃபாலோ பண்றாங்கங்கிறதுனால பொதுவா வந்து கிரிக்கெட் வீரர்கள் வந்து இந்த மட்டையில வந்து அவங்கள கம்பெனிகள் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க நிறையா கம்பெனிகள். பிரபலமாக ஆக. அதனால
ம். ம். சரி, ஆ. அதாவது அவுங்க போட்டிருக்கக்கூடிய அந்த டீ ஷர்ட்லலாம் பேர் போட்டு கொடுப்பாங்களே அந்த மாரியா?
ஆமா. அவுங்க டீ ஷர்டில போ டீ ஷர்ட்டில போட மாட்டாங்க. ஏன்னா அதை அதுக்கு வந்து பி.சி.சி.ஐ வந்து அந்த நிர்வாகம் வந்து வாங்கிரும் அதுக்கு காசு. இவுங்க உபயோகிக்கிற மட்டையில வந்து அவங்க காசு வாங்குவாங்க. மட்டையில வந்து அவங்க ஸ்டிக்கர் வர்றதுக்கு. அதனால சச்சின் பார்த்தீங்கன்னா, அந்நேரத்தில வந்து 90கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட் நிறுவனம் வந்து அவரை அணுகிச்சு.
சரி. ஓ! சேரி, சரி. ஓ! சரி.
எ எனக்கு இந்த மாதிரி நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறோம் நாங்க உங்களுக்கு அவ்வளோ கோடிகள் கொடுக்குறோம் நாங்க அப்பயே பெரிய தொகையை கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஆனா அவர் என்னன்னா அதை மறுத்துட்டார். ஏன்னா நான் வந்து என்னை ஃபாலோ நான் வந்து ஒரு விளையாடுறது ஒரு கிரிக்கெட் இது உடலுக்கு ஒரு சத்து ஸ் நல்ல விஷயம் செய்யக்கூடியது. இதை நான் பண்ணிட்டு, அ ஒரு அ ஒரு ஒரு புகையிலையோ இல்லைனா ஒரு சிகரெட் புகைக்கிறதையே வந்து நான் என் பேட்ல வச்சிருந்தேனா, அதை நாள் நான் எப்போ யூஸ் பண்ணாலும். அதுதான் முன்னால வரும் பேட்ல அப்படி இருக்கும்போது அதை பார்க்குற எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதை பார்த்து என்னோட ரசிகர்களும், என்னை குடும்பத்தில பார்க்குறவங்களும் தவறான வழி வழியில வந்து வழி நடத்த நான் தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 2 வருஷமா எந்த ஸ்பான்சருமே இல்லாம அவர் விளையாண்டார்.
ஆ. ம். மக்களுக்கு வந்து, ஒரு ம். கண்டிப்பா. போக வாய்ப்பு இருக்கு. ம்.